ஆ, அதுதாங்க. அதும் அதுதான் நம்மளுக்கு சில டைம் வந்து பிடிக்காத உணவு அப்பிடின்றது தெரியும். நம்மளுக்கு இந்த வெ உணவு வந்து நம்மளுக்கு சுத்தமா நம்ம பெ சாப்பிட எனக்கெல்லாம் மட்டன்லாம் அவ்ளோ பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனா, அந்த டைம் மட்டன எடுத்துட்டு வந்து 2 விதமா வச்சாங்க. ஒண்ணு அவுங்களாம் சாப்பிட்றதுக்கு. ஒண்ணு நான் சாப்பிட்றதுக்கு ஐயோ! என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஏ மட்டனே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அவுங்ளோட டிஷ்ல இருக்க மட்டன பார்க்கும்போது, எனக்கு எல்லாம் வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. சரி. ஒரே ஒரு பீஸ்ஸ மட்டும் கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்பிடின்றமாரி <tsk> ஒண்ணு இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது? நம்ம உடம்புக்கு நல்லது இது தான் அப்பிடின்னு, அந்த மருந்த எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்ப நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டு சாப்பிட்டு அது குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது அது ஏதாவது பிரச்சன வந்துச்சுன்னா, நமக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிரும். அது, ஒரு வாய நம்ம கட்டாம இருந்து போய் அது ஒரு சின்னப குழந்தைக்கு இதாயிடுச்சே! குழந்தைக்கு இதாச்சா இந்த ஒரு மன கஷ்டம் வந்துறக்கூடாது அப்பிடின்றதுக்காக நான் பல்ல கடிச்சிட்டு, அ நம்ம குழந்தைக்காக தான, நம்மளுக்காக தான அப்பிடின்ற மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன்ங்க. தே தேனாமிருதம்மாரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேற என்ன
ம். சரிங்க. ம் ம், ம். ம், ம்ஹ்ம். ம். <laughs> ம். ஓ! <laughs> ஆமா. ம். ஆமாங்க, ஆமாங்க. கண்டிப்பா. ம். ஆ. சூப்பர். சூப்பர், சூப்பர். நீங்க மட்டும் இல்லேங்க. எல்லா தாய்மார்களும் எனக்கும் அந்த அனுபவம் இருக்குதுங்க. எனக்கும் சிசெர்க்ஷன் தான். என்னோட குழந்தையும் பிறந்த பிறகு ஆனா நான் 1 மாசம்லாம் எடுத்துக்கல. ஒரு 10 நாள் நான் சொல்லிட்டேன். ஒன்ப ஏ 7 நாள் இல்லனா, 9 நாள் கொடுங்க. அதுக்கு மேலலாம் தாங்காது, அப்பிடின்னு நான் சொல்லிட்டேன். ஆ எனக்கு வந்து ஆ.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஓ! எஸ் கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. எங்க வீட்ல எனக்கா இப்ப நம்ம நான் வந்து தனியா தான் நாங்க வேற ஊர்ல இருக்கோம். நான் வந்து 2 மாசம் கழிச்சு நான் கண்டிப்பா ஊருக்கு போயிருவேன், அப்பிடின்றமாரி சொல்லியிருந்தேன். இங்க வந்து நான் தனியா தான் பார்க்கணுன்னும்போது, உனக்கு பாடி ஸ்ட்ரெங்த் வேணும், எல்லாம் வேணும். திடீர்ன்னு உடம்பு சரியில்லனாலும் நாங்க எங்கேயோ இருக்கோம் வர்றதுக்கே இவ் இவ்ளோ நேரம் ஆகும். <tsk> ரொம்ப நேரம் ஆகும். அப்பிடின்னம்போது நீ உன்னால மேனேஜ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நீ அடம்பிடிச்சி இங்க 2 மாசத்துல நீ போணுன்னு போறனால, அ நீ! உன் உடம்ப நல்லா பார்த்துக்கணுனா, இந்த மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டு தான் ஆகணுனாங்க. இ இத யோசிச்சன் அவுங்க சொல்றதும் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. திடீர்ன்னு உடம்பு முடியலன்னு படுத்துட்டா, எல்லாருக்கும் கஷ்டம். அப்பிடின்றதனால, தேனாமிர்தம்மாரி சாப்புட்லான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அது என்ன சொல்றது நான் இன்னொன்னு சொல்லணுன்னு விரும்புறேன்.
ஓஹோ! அ. ஓஹோ! ஆ. சரிங்க. ம். ம், ம், ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம். ம்.
நான் வந்து பர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ப்ரெக்னன்சி டைம்ல நான் புட்ட பார்த்தாலே இதாதுன்னு சொல்ட்டு ஃபோன்ல எல்லாத்தையும் அனுப்பிட்டேன்னு சொன்னேன்ல. டெய்லி ஆப்போசிட்டா நடந்துச்சுங்க. எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையா இருந்தது. எல்லாத்தையும் ஃபோன்ல போட்டு பார்த்துக்கிட்டே, என்னோட மருந்து குழம்ப சாப்பிடுவேங்க. அத பார்த்தாவே எனக்கு ஒரு சேட்டிஸ்பிகேஷன் எப்பிடி சொல்றது?
ஆமா. ம், ம். ம். ம். <laughs>

கண்டிப்பா. புரியுதுங்க புரியுது. இப்போ நெறையா ஹாஸ்டல் கொழந்தைங்கலாம் அப்படிதான் சாப்பாட சாப்படுறாங்களாம்.
அப்படிதான் இப்போ இல்லங்க காலேஜ் படிக்கும்போதே அப்படித்தாங்க. திடீர்னு ஏதாவது ஆயிடும். நம்ப ஏதாவது சாப்டணும் போல இருக்கும். ஆனா கிளாஸ்ல இருப்போம். அது உடனே நம்மளுக்கு அத ஏதோ ருசி பாக்கணும் அப்டின்ற மாரி தோணும். ஆனா காலேஜ்ஜு முடிய இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குமா? அப்ப கேன்டீன்ல்லாம் அது கெடைக்காது. அப்ப என்னா பண்றது? ஃபோன எடுத்து பாத்துப்பேன் லைட்டா. "ஆ சரி சரி நான் வரேன் வரேன். உனக்காக நான் இருக்கேன்"அப்படின்ற மாரி அந்த ஃபோன சொல்லிட்டு அ வெயிட் பண்றது.
ம். ம். ஆஹஹ. ம். ம். அ, <laughs> சூப்பருங்க. இப்ப. இன்னொருதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, <tsk> இப்ப இந்த ஃபோன நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த மாரி ஃபோன பாத்து ஏதாவது ஃபுட்ட வந்து நீங்க சமைச்சு குடுத்துருக்கீங்களா? அந்த சமையல் நீங்க செஞ்சு குடுத்த பிறகு. அதனோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு. உங்களுடைய ஆ பாராட்டும்போது நீங்க அத ஏத்துக்கிட்டீங்களா? குறைகள் சொல்லும்போது அத ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல அத எதிர்த்தீங்களா? அத பத்தி சொல்லுங்க.
ம். கண்டிப்பா. ஆமா, ஆ, கண்டிப்பா கண்டிப்பா ஆ, இப்போ நான் வந்து YouTube பாத்துன்னு இல்ல! அ YouTube நான் பாத்தது வேற வீடியோ. ஒரு மாதிரி பாத்தேன். ஒரு ஒரு இதில பாத்தேன். ஆனா நான் செய்யும்போது நான் பாவக்கா டிஷ்ஷு வந்து நல்லா செய்வேங்க. அத பாத்தா கசக்காது, துவக்காது எதுவுமே இருக்காது நல்லாருக்கும். பாவக்காலாம் பிடிக்காதுல! அந்த மாரி நான் நல்லா ஃப்ரை பண்ணீ நான் செஞ்சு குடுத்தது ரொம்ப நல்லா இருக்குன்னு, ஹஸ்பண்ட்க் ரொம்ப புடிக்கும் அந்த பாவக்காவ சாப்ட்டதுலருந்து. அவுங்களுக்கு பாவக்காயனாலே ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு குடுக்குறது ரொம்ப பிடிச்சிருச்சு. வாரத்துல எங்க வீட்ல 2 நாளாவது பாவக்கா இருக்கும எனக்கே பிடிச்சிருச்சுங்க, எனக்கு பிடிக்காது! நானே சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போனா எல்லாரும் அவ்வளோ பாராட்டி சொல்லுவாங்கலா "உங்க வீட்ல மட்டும் எப்படி பாவக்கா இவ்வளோ டேஸ்டா செய்றாங்க? அ இனிமேட்டு நெறையா வச்சு கொண்டு வாங்க" அப்டின்ற மாரி கொண்டு ச
ம்ஹ்ம். சரிங்க. சரிங்க. சூப்பருங்க அ, ஆமா. ம்ஹ்ம். சரிங்க. அம், ம் ம். ஆ. நீங்க அதுல வெள்ளம்லாம் போடுவீங்களா?
இல்ல இல்ல எதுவுமே போட மாட்டேன். நல்லா பாவக்காவ மட்டும் நல்லா வதக்கிருவேன். வெங்காயம் வதக்குவோம்ல நம்ம நல்லா. இந்த மாதிரி பாவக்காவ நல்லா வதக்கிருவேன். வதக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் ஒரே 1 தக்காளி 1/2 தக்காளி மட்டும் போட்டு நல்லா அதையும் சேத்து நல்லா வதக்கி. அப்படியே குடுத்துருவேன். அவ்ளோதான். மிளகாய் தூள் மட்டும். அ சில்லி பவுடர் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா, அதுல கசப்பே இருக்காது சுத்தமா. நான் சாப்பிட மாட்டேன் நீங்க அம்மா செய்யும்போது நான் சாப்பிட மாட்டேன். அப்ப எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். "நீங்க ஒழுங்கா செய்யல. நான் தான் நல்லா செஞ்சுருக்கேன் பாருங்க" அப்டின்னு சொல்லிட்டு அத நான் சொல்லுவேன். சில டைம் நான் உப்பு அதிகமா போட்டுருவேங்க. நான் ஒ டேஸ்ட்டே பண்ணீபாக்க மாட்டேன். உப்பு அதிகமா போட்டுருவேன் மீன்ஸ் எப்பியாச்சும் நான் டேஸ்ட் பண்ணீ பாத்து சமைக்கிற ஆள் கெடையாது. அதுனால. அப்போ குறை சொல்லுவாங்க.
அம். ஆமாங்க. ம். ம். ஓ! ஆஹா! ஒ. ஓ! ம், ம், ம். ம். அப்ப அந்த மாரி உப்பு அதிகமா போட்டீங்கன்னா, எதிர்ப்பு வந்துச்சுங்களா? என்னா இப்படி பண்ணீட்ட, அந்த மாரி சாப்பாட வேஸ்ட் பண்ணீட்டுன்ற மாரிலாம்!
ஆ. பண்ணீட்டு அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க வீட்ல. அ சொல்லுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் உப்பு அ பாவக்கல உப்பு எங்க இருக்கு? பாவக்கா எங்க இருக்குன்னு? தெரியல! அவளோ உப்புன்ற மாரி சொல்லி சிரிச்சுட்டே சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆ அது வந்து அவுங்க கோவப்பட்டாங்கன்னா, எனக்கு டென்ஷன் ஆயிடும். கோவம் பட மாட்டாங்க. ம்,
ம். ஓ! ஆஹா புரியுதுங்க. அவுங்க என்னா சொல்லுவாங்கன்னா! இத, பாவக்கா கொழம்புல உப்பு இருக்கா? இல்ல உப்பு கொழம்புல பாவக்கா இருக்கான்னு தெர்லன்ருவாங்க. <laughs>
கண்டிப்பாங்க. கண்டிப் உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி தோழி. அருமையா எங்களுக்கு நெறயா கேள்வி கேட்டீங்க. நன்றி.
ம். கண்டிப்பாங்க. நீங்களும் நல்லா அழகா உங்களோட உணவு மாற்றங்கள், உங்க சி செ ச சி செக்ஷன் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய குணங்கள் எப்படி மாறுனுச்சு, எல்லாமே அழகா சொன்னீங்க நீங்க. உங்களுடன் பேசியது நன்றி. மீண்டும். இணைவோம்
கண் கண்டிப்பாங்க. நன்றி தோழி.